கண்டிப்பாங்க. இந்த பரீட்சை அப்படின்ற ஒரு வார்த்த கேட்டாலே அதுவே நமக்கு ஒரு அழுத்தத்த குடுக்கும். <chuckles> அடுத்த வாரம் ஒரு எக்ஸாம்னாவே, நம்ம இந்த வாரம் பட, பட, பட, படன்னு இருப்போம் இல்லங்களா? அதாவது,
ஐயோ! கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நம்ம காலங்கள்ல மேத்ஸ் எக்ஸாம்னாலே, எனக்கெல்லாம் ஃபீவர் வந்துடும்ங்க.
<laughs> ஆரம்பத்தில பாத்தீங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பமா நான்லாம் குழந்தையா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பாத்தீன்னா, அந்த ஒரு பக்குவம் வர வரைக்கும் தான் அந்த 10 வரைக்கும் தாங்க எனக்கு அந்த பரீட்சைன்னா ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு.
சரிங்க.
அதுவும் இந்த 10வதுல நாங்க பக்கம் பக்கமா எழுதுவோம் பாருங்க. அடடடடடா! 5 மார்க் கொஷினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜாவது நாங்க எழுதுவோம் நாங்க. மிஸ் பேப்பர், மிஸ் பேப்பர்ன்ட்டு அந்த மாரி நாங்க ஏனா, அதுவே எங்களுக்கு ஒரு அழுத்தம் அச்சச்சோ! "அவ அதிகமா பேப்பர் எழுதிட்டாளா?" நம்ம அவளவிட ஒரு பேஜ் எழுதணுமே. <laughs> அந்த பொண்ண விட நம்ம பேப்பர் கனமா இருக்கணும். ஆ, <laughs> நம்ம பக்கத்தில இருக்கிற படிக்கிற பொண்ணு கூட நம்மள மேலேயும் கீழயும் பார்க்கும். "என்னடா? எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஏதாவது குடுத்துட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு அது பாட்டுக்கு எழுதிட்டே இருக்குன்ற" மாரி நெனைப்பாங்க.
கண்டிப்பா. ஆங், கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்கங்க. அடிஷனல் சீட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்திருச்சு, எந்திருச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா.
அந்த மாரி அந்த அடிஷனல் சீட்டு வாங்கி, வாங்கி நம்ம நெறைய எழுதி, எழுதி பாத்தீங்கன்னா, வந்த மார்க் என்னவோ கம்மிதான்.
<chuckles> கண்டிப்பாங்க. பேப்பருக்கு மார்க் போடமாட்டாங்க கண்டிப்பா.
இல்லைங்களா? <chuckles> நம்ம நெனைச்ச <chuckles> ஆமா. பேப்பருக்கு 1 மார்க்னு போட்டு பாஸ் ஆனவங்க நம்ம எல்லாருமே. அந்த மாதிரி பரீட்சை அழுத்தம் அப்படின்ற ஒரு இதில வந்து வெளியில வெளிய வர்றதுக்கு உண்மையாலுமே வந்து பர்ஸ்ட் பரீட்சைய நெனைச்சு பயப்படக்கூடாதுனு தான் நான் சொல்வேன் நானு. பரிச்சைனா என்ன? அது வந்து உன்னோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற ஒரு, ஒரு யுக்தினு கூட வச்சுக்கலாம். ஆனா, அது அது தான் உன்னுடைய தலையெழுத்த தீர்மானிக்கிறதானு கேட்டீங்கனா, கெடையாது. அத தவிர நெறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய தலையெழுத்த தீர்மானிக்கிறதுக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. ம்.

மோட்டிவேட் பண்ணனும் "அட விடுமா அதெல்லாம் ஒன்னுமே இல்லை, பர்ஸ்ட் போய் எழுதிட்டு வா, என்ன வருதுன்னு வ வரது வரட்டும் அவ்வளோதான், நான் உன்ன எழுத வேணாம்னு சொல்லல, பாஸ் ஆனா பார்ப்போம், பாஸ் ஆவலனா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்." அப்படினு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கனுங்க, அதை நீங்க கொடுக்க கொடுக்க தான் அந்த பயத்தில இருந்தே அவங்க வெளியே வருவாங், இந்த பையனுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்ல.
கண்டிப் ம்.
இப்ப என்ன ஆச்சுனு பார்த்தீங்கனா இவன இவன் படிக்கல, இவன் எக்ஸாம் எழுதல, அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுத பயன்டு, மேற்கொண்டு அவன் படிக்கல. இன்னைக்கு வந்து அவன் ஒரு தொழில் அதிபர்.
சரிங்க. பாருங்களேன்.
இன்னைக்கு வந்து ஒரு தொழில் அதிபர் அவன்.
பரவாயில்ல. அற்புதம்.
இன்னைக்கு வந்து அவன், அவன் வந்து அவனுடைய, ஃபேக்டரில வேலை செய்ற குழந்தைகள வந்து அவன் படிக்க வைக்கிறான்.
எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்களேன்.
அவனுடைய கதை ஆமா, அவனுடைய கதையை சொல்லி சொல்லி அவன் படிக்க வைக்கிறான் அவன். அவன் சுத்தாத நாடே இல்லைங்க, எல்லா நாட்டுக்கும் படிப்பறிவில்லாத ஒருத்தன், அவனுக்கு வந்து ஒரு பேரா ஃபுல்லா நம்ம வந்து ஆங்கிலத்திலேயோ தமிழ்யோ கொடுத்தா கூட தமிழில கூட எழுத்துகூட்டி தான் படிப்பானு வச்சுகோங்களேன்.
பரவால்ல. சரிங்க. ஓ! இப்பொயுமே அவுங்க வந்து ஒரு டிகிரியோ, காலேஜோ முடிக்கல.
ம். முடிக்கல முடிக்கல, அவன் அப்படியே விட்டுட்டான், அந்த டிப்ளோமாவோட முடிச்சிட்டு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வேற ஒரு லைன்ல கொண்டு போய், இப்போ அவன் வேலை செஞ்ச கம்பெனி நல்ல தொழில கத்துக்கிட்டு, அவன், அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனி வச்சிருக்கான்.
ஓ! சரிங்க. ஓ. ஓ! சரிங்க.
அவன் வந்து ஒரு தொழிலதிபரா இருக்கிறான், இப்போ ஒரு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவனுடைய பேட்டி வந்து டிவில வந்துச்சு.
ஓ! அப்படிங்களா? ஓ!
ஆமா, பிரபலமான தொலைக்காட்சியில டிவில வந்து அவனுடைய பேட்டி வந்துச்சு, அவனும் அவன் மனைவியும் பேட்டி கொடுத்திருந்தாங்க.
எந்த தொழில் சம்மந்த ரீதியா அவங்க வந்து துறை சம்பந்தமா இருக்காங்க? ஓ ஆடை. சரி, சரிங்க.
ஆடை, ஆடை சம்மதமான இது, ஆடை வடிவமைப்பாளர் அந்த மாரி ஆயிட்டாரு, இப்போ அவங்க கிட்ட வேலை பார்க்கிறவங்க எல்லாருமே இந்த பி.இ முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்க தான் வேலை பார்க்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் இதில, இவ்ளோ திறமை இருக்கிற ஒரு ஆள நம்ம அன்னிக்கே மோட்டிவேட் பண்ணியிருந்தா, அவன் இன்னும் பல விஷயங்களை அவன் சாதிச்சிருந்திருப்பான்.
ஓகேங்க. ஓ!